இப்ப வந்து இன்னைக்கு காலகட்டத்துல, சமூக ஊடகங்கள் அல்லது வேற தளங்கள் வாயிலா நிறைய தகவல்கள் வந்து, வந்துக்கிட்டே இருக்கு. செய்திகளாகட்டும், தகவல்கள் ஆகட்டும், ஒரு பெரிய பர பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து, ரொம்ப எளிமையா தகவல்கள வந்து பரப்பிருவாங்க. அது உண்மையா? பொய்யா? அந்த தகவல்கள் மூலம் தகவல் மூலங்கள் வந்து சரியானதா? அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலான காரியம்! அது நீங்க எதாவது விஷயத்தில அந்த மாதிரி எதாவது விஷயத்த கண்டுபிடிக்கணும்ன்னா, எப்படி கையாளுறீங்க? என்ன முறைய பின்பற்றுறீங்க? அத பத்தி சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆமாங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல தான் அ நம்ம நிறைய அந்த மாதிரி அ நம்ம அந்த சொல்லுவாங்கள்ல. அந்த ம் சமூக வலைத்தளங்கள்னு சொல்லுவாங்கள்ல. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள வந்து நிறைய பேக்கா இருக்கு. அது எது நம்பி அது எதுவும் நம்ம வந்து நம்பிக்கையா அந்த தகவல வந்து நம்மளால நம்ப முடியாது. அது மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மன அழுத்தத்துக்கும் ஆளாயிரோம். இது நடந்திருக்குமா? இல்லை உண்மையா தான் சொல்றாங்களா? பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல வாரே நடந்திருக்காது. வார் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அ அதனால பார்த்தீங்கணா, மக்கள் வந்து அதிகமா வந்து ம ஒரு இதுக்கு ஆளாகியிருக்காங்க. துயரத்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா "இலங்கையில வந்து இந்த மாரிலாம் நடந்திருக்கு. இதில வந்து இவரு இறந்துட்டாரு!" அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பொய்யான தகவல்லாம் அனுப்பிட்டாங்க. அவரு வந்து நம்ம பிரபாகர், அவங்க வந்தா இருக்காரா? இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது? அப்போ அது வந்து கண்டுபிடிக்கவே அதிகமா நாளாயிடுச்சு. அதை இந்த செய்திய வந்து உறுதிப்படுத்துறதுக்கே! அப்புறம் பார்த்தா "இயற்கை சீற்றங்கள் வந்து இந்த இடத்தில வந்து இருக்கு. அதனால, இத்தனை பேர் இறந்துட்டாங்க" அப்படின்னு ஒரு பரப்ப அதில ஆமா.
ஆமா ஆமா. ஆமா. ம். ஆமாம். ம். ஆமா. ம். ஆமா. ம். ம். ம். ம். ம். ஆமாங்க. ம். இது ரொம்ப சரியா சொல்றீங்க. நான் வந்து இன்னும் அதை உறுதியான தகவல ஒரு ஒரு இன்னும் ஆத்தன்டிகேட்டடா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து கொரோனா பரவல் வந்துச்சு, நம்ம எல்லோருமே பெரிய பாதிப்புக்காலானோம். அதில மிஞ்சினவங்க இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு எல்லோருமே பாதிப்புக்காணோம். அப்ப அந்த காலகட்டத்துல கொரோனா உயிரிழப்புகள் பத்தி பயங்கரமான ஒரு ஸ்ப்ரெட்டிங் நியூஸ்! அதாவது ஒரு காட்டு தீ போல பரவக்கூடிய செய்திகளெல்லாம் பரப்புனாங்க அந்த சமூகஊடகம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. ரொம்ப அதிகமா பரவிருந்தது அப்ப.
ஆமா, உங்களுக்கு வந்து அந்த செய்திகள பார்க்குறப்பயே கேக்குறப்பயே, ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இறந்தவங்கலாம் அந்த கணக்கெடுப்பெல்லாம் நடந்துச்சு. என்ன செய்வாங்க? "அமெரிக்கால 500000 பேர் இன்று இன்று 500000 பேர் மரணம். அ பிரேசில்ல வந்து பச்சிளம் குழந்தைகள் 200 பேர் மரணம்" இப்படி வந்து ஒரு மாதிரி அத வந்து ஒ ஒரு ஒரு எளிய இ இலகுவான மனம் கொண்டவர்கள்லாம் வந்து பெரிய, பாதிப்புக்காளா ஆ அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் பரப்பி உட்டுட்டாங்க. அ.
கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஆமா. அத தாங்கிக்க முடியாது. ஆமா, தாங்கிக்க முடியாது. அந்த மாரிலாம் பழகிட்டா, அந்த எடத்துல நம்ம உறவுக்காரங்க யாராது இருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு அ ஒரு மாரி பயமா வந்துரும். ஐயோ! அவருக்கு என்ன ஆயிருச்சுமோ? இல்ல அவுங்க எந் எங்க சித்திதான் அந்த அந்த மாதிரி அது ஒரு கால சூழ்நிலைல அத ஒரு பாத்தீங்கன்னா, அ அந்த காட்டு வெள்ளாறு அடிச்சு ஒரு எடத்துல போம்போது, பேப்பர்ல என்ன போட்டாங்க அப்டீன்னா, "அதுல உள்ளவங்க எல்லாருமே எறந்து போயிட்டாங்க" அப்டின்னு, அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டு வுட்டாங்க. அப்ப எங்க சித்தியும் அதுல வந்து, பயணத்துக்கு ஊருக்கு போயிருந்தாங்க, அந்த பஸ்ல தான் ஏறி அந்த மாரிலாம் இது பண்ணாங்க. அ,
ம்ஹ்ம். ம். ஆமா. <breath> ம். ம். அடடா! செரி. <breath> அத உங்களுக்கு பார்க்கறப்ப பெரிய பதைபதைப்பாயிருக்குமா? ஐய்யயோ! சித்தி போன பஸ் ஆச்சே. ஆ.
ரொம்ப மனசே தாங்கல. அ உண் உண்மையிலயே அப்டி ஒரு மனசு இதாயிருந்ச்சு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா, அவுங்க உயிரோட இருந்தாங்க. இந்த மாரி பொய்யான, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம போடும்போது
ஆ. ஆ. இல்ல. இது இதுல 2 வகை இருக்கு. ப அ அதாவது பர்ப்பஸாக, உள்நோக்கத்தோடவே ஒரு தகவல பொய் தகவல பரப்புவாங்க. இன்னொரு விஷயம் வந்து, உ தகவல உறுதிப்படுத்தாம இது வந்து சரியானதா? அது இந்த 2வது வகை வந்து இந்த செய்தித்தாள்கள்ல எல்லாம் சும்மா போட்டு உட்டுருவாங்க. என்னன்னா, அந்த செய்திகள முந்தித் தருவதுல இருக்கக்கூடிய போட்டி. அந்த தகவல உறுதிப்படுத்தாமயே, எ ஒரு கெடைச்ச கா செவி வழி செய்தி, அவுங்க ஆதாரங்களின் அடிப்படையில உறுதிப்படுத்தாம, அந்த செய்திய போட்டு வுட்ருவாங்க. முதல் ரகம். அத வந்து உள்நோக்கத்தோடவே, "சமுதாயத்துல ஒரு குழப்பத்த ஏற்படுத்தணும், பிரச்சனைய ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில ஒரு பீதிய ஏற்படுத்தணும்" அப்டிங்கிற ஒரு நோக்கத்தோட பரப்புவாங்க.
கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அப்டியே மக்கள் எப்பவுமே பரபரப்பாவே இருந்துட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த
ஆ, அத நீங்க நம்ம வந்து எங்க போய் சரி பாக்கலாம்னா, நெறைய விஷயம் இருக்கு. அதாவது ஆ உறுதிப்படுத்தப்பட்ட தளங்கள்ல போயி, அத நம்ம சோதிச்சு இந்த வந்த தகவல் சரியா, தப்பான்னு பாக்கலாம். அப் ஆ அதான்.
ம். பாக்கலாம். கண்டிப்பா. நானும் அதுல அப்டிதான் பாப்பேன். அதுல போய் பாத்துட்டு சில விஷயங்கள வந்து நான் புரிஞ்சுக்குவேன். ச அப்ப இதெல்லாம் ஒரு உண்மை இல்லாத போல. இன்னும் பாத்தீங்கன்னா, அ அந்த அதும் அந்த யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னா, நெறையா போடுவாங்க. இந்த மாரி ஒண்ணுமே நடந்துருக்காது. அ அத வந்து அதாது அவுங்களுக்கு சஸ்கிரைப் வரனும், பண்ணணுங்குறதுக்காக, நெறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த இப்டி ஃபேக்கா எடுத்து போட்றது, அதுலயும் பாத்தீங்கன்னா, அவுங்களு கற்பனைக்கு எட்டாத தூரத்துல, எந்த அளவுக்கு போயி, ஒரு விஷயத்த நம்ம போடணுமோ, அதயெல்லாம் போட்டு, நம்மளும் படிச்சுருவோம் ஐய்யய்ய!
ம். ம். ஆமா. ஆஹ. இவுங்க என்னாத்துல! இவுங்க என்னமோ எல்லாத்துலையும் எக்ஸ்பெர்ட் மாரியும், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. ஆ.
ஆமா. கண்டிப்பா. அந்த மாரிலாம் வ பண்ணி, நமக்கு அவ்ளோ ஒரு அ மன அழுத்தத்துக்கு கொண்டு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அப்ப நீங்க சொன்ன மாரி, அந்த தளங்கள்ல போய்ட்டு இது உண்மையான விஷயமா? என்ன? அதுக்குன்னே செல விஷயங்கள்லாம் இருக்குல! அதுல போய் நம்ம பாத்து, அது எது உண்மையான தகவல்ங்கிறத நம்ம <blows air> பாத்துக்கலாம். <blows air>
ம். ம் ம். நிச்சயமா, நிச்சயமா. அப்ப வந்து அதில பாக்கிற பொழுது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கெடைச்சுரும். இது அதுக்கு அது இ இந்த மாரி பணிகளை செய்யறதுக்கு ஃபேக்ட் செக் இணையதளங்கள்னு சில வந்திருக்கு. அதாவது உண்மை சரிபார்ப்பு தளங்கள் இருக்கு. இந்த உண்மை சரிபார்ப்பு தளங்களுக்கு வேலையே வந்து ஆதாரப்பூர்வமா வந்த தகவல் சரியானதா, இல்ல தவறானதா, அப்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவங்க ஒரு குழுவை வச்சு அவங்க வேலைகள் செய்றாங்க. அப்ப உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்கே போய் நீங்க சரிபார்த்து அத வந்து உறுதிப்படுத்திக்கலாம். சரி நீ ம், ம். நீங்க நேரடியாவே அ உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில சித்தி பாதிக்கப்பட்ட அந்த தகவலை தெரிவிச்சீங்க. பொதுவா நெறைய ச இந்த ரூமர் பறவை பெரிய அளவில ஒரு சமுதாயத்தில தாக்கம் ஏற்படுத்தின எதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவில இருக்கா? நீங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. படுத்திக்கலாம். ஆனா அந்த மாதிரி தான். ஆமா. ஆ, ஆமா. எங்க எங்க எங்க சித்தி தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 கொழந்தைங்களோட அவங்க போயிருக்காங்க.
சரி.
அந்த கொழந்தையோட போயிருக்காங்க. அந்த பஸ்ஸு முழுவதுமே பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வெள்ளாறுல கவுந்துருச்சுங்க.
சரி.
எல்லாமே, கவுந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பேரு, மீட்டெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எங்க சித்தியும், எங்க சித்தி பசங்களும், அ வந்துட்டாங்க. ஆனா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் இறந்துட்டாங்க, அந்த குடும்பமே போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா, குடும்பத்தோட போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் மட்டும், எங்க சித்தப்பா மட்டும், அதுல இல்ல.
ம்ஹ்ம். ஓ! ஓ! சரி, சரி. ஆ.
அப்படி இருக்கும்போது, எங்க சித்தப்பாவுக்கு வந்து அது, மனம் ரொம்ப அழுத்தமாகி அவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா, அதுக்கப்புறம் லைஃப்புல வந்து, அவருக்கு ஒரு பிடிமானமே இல்லாம போயிடுமே. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத உறுதிப்படுத்துற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து, அ மனசு பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியம் பிடிக்காத குறையில வந்து, மன அழுத்தம் அ அ ரொம்ப அதிகமாகி, அவர கூட்டிட்டு போய்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுற மாரி ஆயிப்போச்சு.
ஓ! ஆ, ஆமா. அடடா! ஆ.
அது என்னால என் மனசுல வந்து, அது இன்னும் வந்து என்னாலத் தாங்கவே முடியாது. அது இப்ப நினைச்சா கூட, அத தாங்கவே முடியாது. இப்ப அந்த நியூஸ், ஆமா. ஆ அந்த செய்திகள பரப்புரதுல வந்து, அ கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஒரு கரெக்டான ஒரு லு, புள்ளி விவரத்தோட, இத்தன பேரு, அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுறதுல, கொஞ்சம் அவுங்க. ஆமா.
அ. இதுக்கெல்லாம், ஆ, ஆ. அதான், அதான். இதுக்கெல்லாம் ம், ம். நான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ, ம். அத வந்து, ஒரு செய்திய வந்து, பொது ஊடகத்துல, அத வெளியிடுறதுக்கு முன்னாடி, ஒரு தடவைக்கு 2 தடவ உறுதிப்படுத்தி, அத ஆதாரங்களுக்கு, அ ஆதாரங்கள் அடிப்படையிலான செய்தியாங்கிறத, பார்த்துட்டு தான் வெளியிடணும். அதுதான் நீங்க சொல்லவறீங்க. அது புரியுது, ம்.
ஆமா. கண்டிப்பா. அதுதான். அதுதான் நான் வந்து இப்ப, நிறைய இந், இந்த விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த Youtubeல பார்த்தீங்கன்னா, நம்ம ஓ இது பார்த்துட்டே இருப்போம். அந்த விஷயம் சம்மந்தப்பட்டதா போடுவாங்க. இது, இனிமே அவ்வளோதான். இது இல்ல. அ அந்த மாரி, ஒரு பண்ணும்போது, அ என்னடா இது உண்மையா? அது நம்புறதா, நம்பக்கூடாதா? அந்த மாரி விஷயங்கள்லாம், நமக்கு வரும். அப்போ, இந்த நம்பிக்கையான தகவல் மூலம் வந்து, நமக்கு வந்து, அத எப்படியாவது நம்ம இந்த, நீங்க சொல்ற மாரி அந்த குழுலாம் இருக்குல்ல? அது மூலமா நம்ம போயி, கண்டுபிடிச்சி, இது எது நமக்கு, எது உண்ம, எது பொய்யி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து, ரொம்ப, ரொம்ப முக்கியம்ங்க.
ம். ம். ம். கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா, அழகாக சொன்னீங்க. அதுதான், அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், ஒரு உண்மையான தகவல்கள, நம்ம அணுக முடியும். அத வந்து, நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும், பிறருக்கும் சொல்ல முடியும். சரி, நீங்க வந்து எந்த தளத்துல, அதிகமா, அ ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க? அந்த தளத்துல, எப்படி செய்திகள் வருது? எந்த சமூக ஊடகத்துல, நீங்க ஆக்டிவாக செய்திகள பார்ப்பீங்க?
ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து Whatsapp குரூப், இந்த Instagram அப்டின்னு சொல்லிட்டு போறதில பார்த்தீங்கன்னா. அ அந்த என்னுடைய தோழிகளுடைய விஷயமே பார்த்தீங்கன்னா, அ ஒரு விஷயமா, ஃபேக்காலாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். அ ஆமா. இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு, அவளா ஒரு, ஒரு கிரியேட் பண்ணி அ அவ யாராவது ஒருத்தங்க பண்ணிருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவள் பண்ணுன மாதிரி கிரியேட் பண்ணி, அந்த பொருளுகல்லாம் நான் விற்பனை பண்ணுறேன். அது பண்ணுறேன். அப்டின்னு ஒரு போட்டிருந்தா. நானும் அத நம்பி என்ன பண்ணன்னா, அ சரி, இந்த இதெல்லாம் எனக்கு அனுப்பி வுடு. நான் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அ அந்த விஷயங்கள நான் பார்க்குறேன். அப்டின்னு ஏன்னா நெறைய விஷயங்கள், அவளுக்கு என்னென்னா, தன்னுடைய பேர வந்து பிரபல பிரபலப்படுத்தணும். அப்டீங்குற ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களோடத அவளோடதா ஆக்கி, ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ நம்மகிட்ட கொடுக்கும்போது, நான் வந்து ரொம்ப ஏமாந்துட்டேன் இப்ப. அ சரி எனக்கு நீ அனுப்பிவுடு, கொரியர்ல அனுப்பி வுடு அப்படின்னு சொல்லும்போது, அவள் எப்படி அந்த அந்த ப்ராடக்ட் அவகிட்ட இருந்தா மட்டும் தான நம்ம கிட்ட அனுப்ப முடியும்?
சரி. ம். ஆஹ. ம். ம். ஆமா. ஓ! அ. ம். ம். சரி. ம். அடடா. அ. ஆமா. ஆமா.
அ அப்ப பார்த்தீங்கன்னா, இது யாருகிட்ட இருந்து பாத இது பண்ணியிருக்குன்னா எங்களோட சக தோழிகள்லாம் ஒரு குரூப்பா இருப்போம் பார்த்தீங்களா. அவளுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக அவள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கா. அவள் கூட இத வந்து பிரபலப்படுத்தல, யார்க்கிட்டயுமே. அங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்து. அந்த மாதிரி வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா, இவள் வந்து அவ கிட்ட எப்படியோ அந்த நியூஸ் எல்லாம் கேட்டு, இவள் அனுப்பி விடுவால்ல, Whatsappல குரூப்பில போட்டுடுவா. அ ஆமா. ஆமா. அந்த சமையல்லாம் போட்டுடுவாங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா மனச அ கவர்ச்சி பண்ணுற அளவுக்கு சில ஃபோட்டோலாம் எடுத்து போடும்போது, இது இவள வந்து என்ன பண்ணிருச்சுனா, இவள் இவள் சம்மந்தப்பட்ட, அவங்க சொந்தக்காரங்க, உறவுக்காரவங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டா, இவள் ஒரு குரூப்பில அவங்கள உள்ளதில போட்டுட்டு. நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன், உங்களுக்கு இது. அதாவது உதவுற மாதிரி கூட போட்ருக்கலாம். அவளுக்கு எதாவது இந்த மாதிரி பண்ணி, ஒரு உதவலாம். ஆனா, இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படின்னு சொல்லும்போது சில பேர்லாம் பாராட்டி அனுப்புவாங்க பாருங்க.
ஆமா. அ. சரி, சரி. சரி, சரி. அ. ஆமா. பொதுவா ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. அ. அ. அ. ஆஹ. ஆமா. ஆமா. ம். அடடா! அ அந்த பாராட்ட அ பிறரோட உழைப்புக்கான பாராட்ட இவங்க வாங்கிக்கிறாங்க!
"வா சூப்பரா பண்ணியிருக்க!" இது ஆ! இவங்க வாங்குறதுக்கு, அந்த புகழுக்கும். அந்த இதுக்குன்னு ஆசப்பட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ இந்த மாதிரி அ இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் நான் அந்த நண்பர்கள், இந்த தோழிகளோட இதில நான் விசாரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது யாரு உண்மலேயே பண்ணுறதுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா, இவகிட்ட கேட்டேன். "இதெல்லாம் ஒரு பொழப்பாடி உனக்கு! வேறு வேலையே இல்லையா உனக்கு? நீ ஏதாவது ஒன்னு செய். அந்த மாதிரி பண்ணு. இது எ எவ்ளோ மன உளைச்சல் ஆகுது, உன் மேல உள்ள அந்த ஒரு மரியாத கூட போயிடுச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லும்போது. கண்டிப்பா, நான் நேரில சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து தவறு இல்ல இது அப்படியே கன்டின்யூ போணுன்னா ஏன் உண்மையான உழைப்பும் போயிருமே!
அ. அ. ம். ம்ஹம். நேரடியாவே சொல்டீங்களா? அ. ஆமாமா. நிச்சயமா அழகாக கையாண்டுருக்கீங்க, அந்த விஷயத்த. ம். சரி, சரி. ம்.
ஆமா. அ இந்த இந்த மாரி தாங்க. நானு இந்த மாரி நா நேரவே நான் கேட்டு சில விஷயங்கள நம்பிக்கையான ஒரு தகவல் நானும் நான் பெற்றுக்கேன்.
சரி சரி. இப்ப இதில வந்து இன்னொரு விஷயங்கூட நம்ம வந்து இருக்கு. நீங்க தகவல்கள் வந்து, எல்லாமே வந்து ஒ சரியான க புகைப்படத்தை குடுக்க மாட்டாங்க. சரியான வீடியோவ போட மாட்டாங்க. அது கூட ஃபேக்காக இருக்கும். அதையும் நீ ஆமா ஆமா. ஆ, ஆ.
ஆமாங்க. இருக்குங்க. அது வந்து கல்யாணத்தில இருக்குங்க, உண்மைலயே. அ எங்க எங்க பெரியப்பா பையன் வந்து அவர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவருக்கு பெண் பார்க்கும் படலத்தில பார்த்தீங்கணா, அந்த பொண்ணு வந்து நேர பார்க்கல. இவர் வந்து நான் நேர பார்க்க வந்து, அவரு வெளிநாட்டில இருக்காரு. நா நேர பார்க்க முடியாது. நா ஒரு 1 மாசம் லீவுல தான் வருவேன். நீங்க எல்லாமே பேசி முடிச்சுருங்க. ஏன்னா அவருக்கு வந்து நம்பிக்கை. நம்ம அப்பா அம்மா வந்து கரெக்ட்டா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கைல, நான் ஒரு பொண் பெண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்க. அந்த பெண் பாக்கும்போதுனா அந்த புகைப்படத்தில பார்த்தீங்கன்னா. நிறைய விஷயம் வந்து நேர பாக்கறதுக்கும், புகைப்படத்தில பாக்குறதுக்கும் சம்மந்தமே இல்ல.
சரி, சரி. ஆ. சரி, சரி. ஆ. ஆ. ஓ! சரி, சரி. புகைப்படத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆ புகைப்படத்த ஏதாவது அ கிராஃபிக்ஸ் பண்ணி மாத்தியிருப்பாங்க. கடைசில ஏமாத்தியிருப்பாங்க. அ. சரி, சரி.
சம் ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆனா நல்ல நிறம். அ அந்த முகத்தில வந்து ஏதோ ஒரு அ அடையாளத்த வந்து, ஏதோ ஒண்ணு இதாயிருக்கு. ஆனா அவுங்க அது வந்து என்ன பண்ணிட்டாங்க. அழகா அத மறைச்சு, எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம். அந்த கல்யாணத்தன்னைக்குன்னு, மறுநாள் கல்யாணம். நிச்சயதார்த்தப்பதான் அவர் பார்க்கவே வரார். அதுவரைக்கும் அவர் ஃபோட்டோ மட்டும்தான். அப்டி பாக்கும்போது, நேர பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப, இந்த மாரி ஒரு உண்மையான, ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு தகவல் இல்லாம அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவுங்க இப்பதான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. ஆமாமா.
ஆ. புரியுது, புரியுது. சரி, சரி. ஆ. ஆமா, ஆமா. புரியுது. ம். புரியுது. நீங்க சொல்ல வர விஷயம் நல்லாவே எனக்கு புரியுது. ரொம்ப அருமையா நீங்க நிறைய இந்த நம்பிக்கையான மூலங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தகவல் வந்தா நீங்க போய்ட்டு அத எப்படி அ இன்னொரு ஆதென்டிகேட்டடான இணையதளங்கள்ல போய் கண்டு அத ஒரு சோதித்து அத உறுதிப்படுத்துறீங்க? ஆதாரப்பூர்வமான தகவலா? எப்படி போலி செய்திகள் சமூகத்தில வந்து தாக்கத்த ஏற்படுத்துது? அ அந்த உறுதியான நல்ல, ச அதாவது சரியான தகவல் சரி. இந்த த அ வீடியோ சரி. ஃபோட்டோ சரி. அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் அதை உறுதிப்படுத்துறுங்கீங்க? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாகவே பகிர்ந்துகிட்டிங்க. உங்களோட பேசியது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. நன்றி.
மிக்க நன்றிங்க.